ஒரு பணி செஞ்சுகிட்டே இருப்போம். ஒரு இடத்துல நீண்ட காலமா. திடீர்னு இன்னொரு வேலை நல்ல அ வாய்ப்பா இருக்கும். சரின்ட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு நம்ம பணி மாறுதல் செய்வோம். அப்டிப் பணி மாறுதல் செய்றப்ப நெறைய சவால்கள எதிர்கொள்வோம். அதுல பெரிய சவாலா இருந்தது என்ன? அத எப்டி நீங்கக் கையாண்டங்க? அந்த அனுபவம் இருந்தா பன் பகிர்ந்துக்குங்க.
ஆ, நிச்சியமா சொல்றேன். நான் வந்து முன்னாடி ஒரு பொறியியல் கல்லூரியில வேல பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த இதுல. அப்ப வந்து ஆசிரியர் பணியில இருந்தேன். அதனால அது வந்து எனக்கு ஓரளவு ஒரு 3- 4 வருடங்கள் அனுபவம் இருந்தது. அதாவது நான் எந்தக் கல்லூரிக்கு மாறுனாலும் எனக்குத் தெரியும், பெரும்பான்மையான பொறியியல் கல்லூரிகள் ஒரே மாரியான முறையிலதான் இயங்கும். அப்டிங்கறனால வந்து எனக்குத் தெரியும் எங்க போய் எந்த விஷயத்தப் பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும், முதல்வர்கிட்ட கேட்கணுமா இல்ல அட்மினிஸ்ட்ரேடிவ் ஆபிசர் கிட்ட கேட்கணுமா? இந்த மாரி விஷயங்கள்லாம் ஓரளவு எனக்கு ஒரு தெளிவு இருந்தது. சரிங்களா. ஆனா வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, எனக்கு அந்தப் பணி புடிக்கல அப்டிங்கறதுக்கு ஒரு கட்டத்துல வந்து நான் அதை முழுவதுமா விட்டுட்டு இனிமேல் ஆசிரியர் பணிக்கே நான் போகல. அதற்குப் பதிலா வந்து ஒரு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் சொல்லுவாங்க இல்லலையா, வேற வேற கன்ட்ரில இருக்கும் இல்லையா, பெரிய பிரைவேட் எம்ன்சி கம்பெனிஸ். அந்த மாரி ஒரு நிறுவனத்துக்கு நான் வேலைக்குப் போறதுக்காக முயற்சி செஞ்சிகிட்டு இருந்தேன். அது கிடைக்கவும் செஞ்சிருச்சு. அந்த மாரி வந்து ஒரு வேலை. அப்ப வந்து நான் ஒரு முற்றிலும் புதிய உலகத்துக்குப் போனேன். ஏன்னா வந்து ஆ, பொறியியல் கல்லூரிங்கிறது வேற, பன்னாட்டு நிறுவனம்ங்கிறது வேறங்கிறப்ப கொஞ்சம் சவால்கள்லாம் நா அங்க சந்திக்கிற மாரி இருந்துச்சு அந்த இடத்துல.
ம், ம். ம். ம்ஹ்ம். ஆமா. ஆமா, ஆமாம். சரி. சரிங்க. இப்ப நீங்க கல்லூரியில ஆசிரியர் பணியில இருந்திருப்பீங்க. ஆசிரியர் பணிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். மாணவர்களோட அன்றாடம் பேசிப் பழகுதல், அங்க அவங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது. அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிருப்பீங்க. இப்ப நீங்கப் பன்னாட்டு நிறுவனத்துக்கு மாறும் பொழுது, அங்க எது மாதிரியான பணியை முதல்ல ப செய்ய வேண்டியதா இருந்தது? என்ன மாரிப் பணியில சேர்ந்தீங்க?
ஆமா. ஆமா. இந்த ம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பன்னாட்டு நிறுவனத்துல நான் முதல்ல உள்ள போனதும் உள்ள போற முடியும்னு அவங்க கொஞ்சம் தெளிவா சொல்லல. என்ன மாரி பணி அப்டின்னு. நான் வந்து அந்த நேர்காணல்லையும் கேட்டன். அவங்க என்ன சொன்னாங்க? அப்டின்னா, நீங்க வந்து இந்த டவுட்லாம் ரிசால்வ் பண்ணுவீங்க. எங்ககிட்ட வந்து அது ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி சரிங்களா? அப்ப வந்து, அதுல நெறைய பேர் அவங்களுடைய பொருட்கள்ல வந்து விற்ப்பாங்க. அப்படி விற்கிற பொருட்கள்ல அவங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தா செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா? பொருளை விக்கிறவங்க. அதாவது வாங்குறவங்க கிடையாது. பொருளை விக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து அந்த இது இதுல வந்து ரூல்ஸ்ஸ ஃபாலோ பண்றது? அதாவது அந்த இ-காமர்ஸ் நிறுவனத்தோட விதிமுறைகளை எப்படி வந்து அவங்க சரியா ஃபாலோ பண்ணணும்? அப்படி சரியா பண்ணலைன்னா, அதற்கு சில அறிக்கைகள் எல்லாம் அவங்க தரணும். அந்தப் பொருள்ல விற்கிறவங்க. சரிங்களா? அப்ப அதுல அவங்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது உங்கள தொடர்பு கொள்வாங்க. இது வந்து மின்னஞ்சல் வழியா தொடர்பு கொள்வாங்க. சில சமயம் அல அலைபேசி வழியாவும் தொடர்பு கொள்வாங்க. அந்த இன்டர்நெட் கால்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாரி விஷயங்களும் வரும். அதற்கு, உள்ள வந்து நெறைய பக்கங்கள், லிங்க், ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல அறிவு இருக்கணும். அதை பொறுத்து நீங்க பதில் அளிக்கணும் அப்படிங்கற ஒரு வழக்கு முறை அங்க. அதைத்தான் சொன்னாங்க அந்த
ம்ஹும். சரி, சரி. ம். ஆமா, ஆமா, ஆமா, ஆம். புரியுது, புரியுது. ம். ம். ஆமா, ஆம். ம். ம் நல்லது நல்லது. இப்ப நீங்க அது அந்தப் பணியில சேர்ந்து நெறையா விற்பனையாளர்கள் உங்கள்ட நெறையா விஷயங்கள் வந்து, அ பகிர்ந்து இருப்பாங்க. குறிப்பா அவுங்களுக்கு நெறையா அந்தத் தளத்துல பிரச்சனைகளை சந்திச்சுருப்பாங்க. அதுக்கான தீர்வுக்காக உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசி இருப்பாங்க. இத்தனை காலமா வந்து மாணவர்கள் தான் உங்கள்ட்ட வந்து சந்தேகம் கேட்டு இருப்பாங்க. அவுங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. எ க கற்று கொடுப்பீங்க. இப்ப, ஒரு விற்பனையாளர் வந்து, உங்கள்ட வந்து சந்தேகங்களைக் கேட்டு அதுக்கான தீர்வுக்காக உங்கள அனுகுற பொழுது 2க்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருந்தது? அந்த அனுபவம் எப்டி இருந்தது?
ஆமா. மாணவர்கள் நம்ம என்னா சொன்னாலும் கேட்டுப்பாங்க. சரிங்களா. அது தப்பா? இல்லையா? அப்படிங்கறதை தவிர அவுங்களுக்கு என்னான்னா, இவன் வந்து ரொம்ப நேரம் வந்து, ஒரு வகுப்பு எடுக்கக் கூடாது. இவன் கொஞ்சம் அவுங்கள வந்து ஃப்ரீடம்மா விட்டுறணும். அவுங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணக் கூடாது. எப்ப பாத்தாலும், "ஏதாவது எழுது" இந்த மாரி விஷயங்கள் தான் மாணவர்களோட எண்ண ஓட்டம். ஆனா வந் ஆனா வந்து இந்த அலுவலகப் பணி அதாவது நான் சேந்த பணி அப்படிங்கறது ஒரு உண்மையான உலகம். சரிங்களா. இப்ப அதுல நான் ஒரு தவறான அவ் இது வது அதாவது சொலுயூசன் அவுங்களுக்கு கொடுத்தாலோ, இல்ல அவுங்க கேக்கறக்கு ஒரு அத புரிஞ்சுக்காம நான் எனக்குத் தோண்றத சொன்னாலோ! என்னா ஆயிரும் அப்படின்னா? அது வந்து எனக்கு ஒரு, தவறான கருத்தையும் அவுங்க அளிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அது நான் வேல பாக்கும் நிறுவனத்திற்கு ஒரு அவப்பெயரையும் உருவாக்கும். பண நஷ்டத்தையும் உருவாக்கும். இந்த இதுல. அப்ப வந்து நான் ரொம்ப தெளிவான ஒரு பதில்கள மட்டும்தான் குடுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அழைப்பும், ஒவ்வொரு விதமான கேள்விகளோட வரும். அவுங்ககிட்ட இருந்து வர்றப்ப. அப்ப எனக்கு அந்தப் பயிற்சி அளிச்சாங்க. உள்ள நான் போனதும் ஒரு 3 வாரங்கள் வந்து எனக்குப் பயிற்சி அளிச்சாங்க. அந்தப் பயிற்சி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கடுமையான விதிமுறைகளோட இருக்கும். அந்த இதுல. ஆ, என்னா? ஒரு உதாரணத்துக்குச் சொல்லணும்ன்னா, இப்ப வந்து அதுல தேர்வு வைப்பாங்க. ஒவ்வொரு வாரமும். அந்த வாரம் வந்து, நாங்க என்னால்லாம் பயிற்சி நடந்ததோ, அந்த வாரம் முடியறப்போ, ஒரு 30 கேள்விகள், 40 கேள்விகள் வந்து தேர்வு வெப்பாங்க. அதுல வந்து ஒரு
ம் ம். <laughs> ம், அ, கண்டிப்பா. சரி. ம். ம். ம். ஓ. சரி சரி. ஓ! உங்களுக்கே தேர்வு வச்சிருவாங்க. ஆ.
ஆமா, அதாவது நான் தேர்வு நடத்துற நிலையில இருந்து, நான் தேர்வு எழுதுற நிலைக்கு வந்து மாறிட்டேன். ஆமா ஆமா. அது ஒரு வித்தியாசமான சவாலாவும் இருந்தது. அதுல என்னா ஒரு மிகப் பெரிய சவாலா இருந்தது? அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்க அப்டீன்னா, அதற்குத் தேர்வுக்கு இப்ப தேர்ச்சி மதிப்பெண்கள் எவ்வளவு வைப்பாங்க? ஒரு 100 மதிப்பெண் வச்சுக்கோங்களேன். என்னா தேர்ச்சி மதிப்பெண் வைப்பாங்க? பெரும்பாலும்!
ஆ. அந்த மாரி ஆயிருச்சு! ஆ, சரி சரி. ம். ஒரு 40 45 அப்படியெல்லாம் வப்பாங்க. 50
ஆமா, அப்படித்தானே வைப்பாங்க. 50 அப்படித்தானே வைப்பாங்க. இந்தப் பன்னாட்டு நிறுவனம் வந்து அவுங்களோட விதிமுறைகள்ல ரொம்ப கொ கொடுமை கடுமையா இருப்பாங்க. அவுங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் 100 மதிப்பெண்ணுக்கு எழுதுறேன் அப்படின்னா, அதுல 90 தான் அதுல தேர்ச்சி சதவீதம்.
ஆமா. ஓ.
ம மதி
90 மதிப்பென்கள், அங்க எடுத்தாகணும்.
ஆமா. தொண்ணூறு ம மதிப்பெண்கள் தான் எடுத்தாகணும். இத நான் வெளியில சொல்றப்ப நெறையா பேர் நம்ப மாட்டாங்க. இந்த விஷயத்தை.
அடேங்கப்பா! அது சரி, ஆ.
இத வந்து நான் ஏதோ ஒரு மிகைப்படுத்தி சொல்ற மாரி நெனைப்பாங்க. அது உண்மை கெடையாது. அவுங்க அப்படி பண்ணதுக்கான காரணம் என்னா? அப்படின்னு எனக்கு அந்தப் பயிற்சியின் போது புரியல. சரிங்களா! ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வேலைய எடுக்கிறப்பதான் எனக்குப் புரியுது. ஏன்னா இப்ப நான் ஒரு 10 விதமான பிரச்சனைகள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா. அந்தப் 10 விதமான பிரச்சனைகளுக்கும் தனித்தனி விதிமுறைகள், தனித்தனி பக்கங்கள் இருக்கும். அந்தப் பக்கங்கள் ஒவ்வொண்ணும் பாத்தீங்கன்னா, 3, 4 இருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே, நான் அப்பப்ப கால்ல பேசறப்பயோ, இல்ல மின்னஞ்சல்ல இருக்கப்பயோ, போய் போய், பாத்து பாத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நெறையா நேரம் எடுக்கும். இல்லைங்களா!
ம். ம். அதான். ஆ ஆ, ஆ, நிச்சயமா நிச்சயமா.
அப்ப இது எல்லாமே என்னோட மூளையிலேயே உக்காந்து இருக்கணும். எப்பவுமே.
அதுக்கு உங்கள தயார் படுத்தி வைக்கணும். ம்.
ஆமா, அதாவது இப்ப நான் வந்து மாணவர்கள்ல சொல்லுவேன் இல்ல, "இத படிச்சுட்டு வரத் தெரியாதா? இதற்கு வந்து சரியான ஒரு பதில் அளிக்க உங்களுக்குத் தெரியாதா?" அப்டின்னு நான் அவங்கள கடிஞ்சுகிட்டது போயி, இப்ப என்னாயிப்போச்சுன்னா, நான் எல்லாத்தையும் வந்து என்னுடைய மூளையிலேயே மனப்பாடம் பண்ணி வைக்கிற மாரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். <chuckles>
ம். <chuckles> இது கூட உங்களுக்குத் தெரியாதானு? இவங்க உங்கள்ட்ட கேக்குற மாரி ஆயிடும். ஆ.
அய்யய்யோ! நிச்சயமா கேப்பாங்க. அதாவது அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தரவு அந்த இது செக் செய்வாங்க. வாரத்திற்கு ஒரு முறை வந்து இப்ப ஒரு நான் ஒரு 30 விதமான வேலைகள் பாத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இந்தக் குவாலிட்டி டீம்ன்னு தனியா ஒருத்தவங்க இருப்பாங்க. விதிமுறைகள இவங்க சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்றதுக்கு, அவங்க வந்து நான் பண்ண கேஸஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுவாங்க அந்த இதுல. அப்ப அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 10 விதமான கேஸ எடுத்துப் பண்றாங்கன்னா, அதுல 9 வந்து மிகச் சரியா இருக்கணும். 9க்கு கீழ போச்சு அப்படின்னா, அது வந்து எனக்கு இந்த வருடா வருடம் ஊதிய உயர்வு அளிப்பாங்க தெரியுங்களா? அந்த வருடம். அதை வந்து நேரடியா பாதிக்கும்.
கண்டிப்பா. ஆ. அ, அ, அது சரி. ஆ. ஆமா. ஆ, இப்ப எனக்கு இங்க ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப வந்து இவங்க குவாலிட்டி செக்ல இருந்து உங்களோட நீங்க எந்தெந்த நபர்கள்ட்டல்லாம் பேசுனீங்களோ, அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப வந்து ஆ, ஆ, உரையாடல். அந்த உரையாடல் பதிவுகளையும் கேட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்களா? ஆய்வு பண்ணுவாங்களா? நீங்க சரியா பேசி இருக்கீங்களா? சரியான தகவல அந்த வாடிக்கையாளருக்கோ அல்லது விற்பனையாளருக்கோ குடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க ஆய்வு பண்ணுவாங்களா?
சொல்லுங்க. ஆமா, அதாவது அந்த உ உரையாடல். ம். ஆமா, அதாவது இதுல 2, 2 விதம் இருக்கு. சில சமயங்கள் பெரும்பாலும் மின்னஞ்சல் வழியா தான் பேசுவோம். அவங்க என்ன பிரச்சனை அப்டிங்கிறது ஒரு மின்னஞ்சல் அனுப்புவாங்க. அப்ப அதற்கான தீர்வு வந்து நாங்க அளிச்சிருவோம். சரிங்களா? அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். அப்ப அதை வந்து தரவுகளை செக் பண்றப்ப இந்த ஆடிட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவர் கேட்ட பிரச்சனைக்கும் நான் குடுத்த பதிலுக்கும் சரியான ஒற்றுமை இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. இது இதற்குச் சரிதானா அப்டின்னு சொல்லிப் பாப்பாங்க. அது ஒண்ணு இருக்கு. இந்தக் கால்கள், அலைபேசியில வர்ற க கால்களை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கச் சொன்ன மாரி தான். முழுவதும் கேட்பாங்க. அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் அவங்ககிட்ட சொல்லக் கூடாது. அதாவது வந்து, அவங்களுடைய கிரெடிட் கார்ட் நம்பரோ இல்ல வந்து அவங்க சில சமயம் கம்பெனியோட உள் விதிமுறைகளைப் பத்தி கேள்விகள் எழுப்புவாங்க. இதை எப்டி நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? இதை யாரு பண்ண வேணாம்னு சொல்றா? இந்த மாரி சில கேள்விகளெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இருக்கும். ஆனா அந்த விஷயங்களை வந்து, "இல்ல, நான் உங்களுக்கு இதைத் தரக் கூடாது அப்டிங்கிறது எங்க விதிமுறை" அப்டின்னு தான் சொல்லணுமே தவர, எந்த அவங்க சில சமயம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை. இது கூடாது அப்ப நான் கொஞ்சம் பொறுமையா தான் இது பண்ணி இந்த மாரி எல்லா விதமான விதிமுறைகளையும் சரியா பண்றேன்னா, அது மின்னஞ்சலா இருந்தா அதுக்கு ஒரு வகையான பரிசீலனைகளெல்லாம் இருக்கு. அது அலைபேசி கால்களா இருந்துச்சு அப்டின்னா, அதற்கு ஒரு சில வழியான பரிசீலனைகளெல்லாம் இருக்கு.
ம். ம். சரி. ஓகே. ம். ம். ஆ. ம். ஆ. ஆ. ஆ. ஆ. ஆமா, ஆமா, ஆமா. ஆமாமா. உண்மையிலேயே ஒரு பெரிய சவாலான வேலைதான் இந்தப் பணி. அ
ஆமா, இ இது ஒரு பிரச்சனை. 2வது என்னாச்சு அப்டின்னா, இப்ப நான் வந்து முன்னாடி வேல பார்த்துட்டு இருந்தேன், அதாவது ஆசிரியர் பணி புரிஞ்சப்ப, காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும். 4 மணிக்கு முடிஞ்சிரும். இல்லைங்களா? எப்பவுமே. பெரும்பாலும் வந்து ஒண்ணு 8.30-யா இருக்கும் இல்ல 9 மணியா இருக்கும். ஒரு பகல் நேர வேலை அப்டிங்கிறது மட்டும்தான் வந்து எனக்கு இருந்தது. ஆனா இந்த பன்னாட்டு நிறுவனத்துல என்னன்னா, எனக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த இந்த ஷிப்ட் நடைமுறை அப்படி என்கிறது இருக்கும் அங்க. சில சமயம் என்ன பண்ண நான் சேர்ந்த புதிதில் என்ன குடுத்தாங்க அப்படி என்றால், எனக்கு வந்து மதியம் 1 மணியிலிருந்து இரவு 10 மணி முடியும்-னு குடுத்துட்டாங்க.
ஆமா, ஆம். ம். ம்ஹ்ம், ம். ஓ! சரி.
ஆமா, அப்ப 1:00 மணி முடியலிருந்து 10:00 மணி முடிய, அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல விஷயம் என்னான்னா, அந்த ஈ அ ஈவினிங், அதாவது சாயந்தரம் ஒரு 6:00, 7:00 மணி முடிய, பெரிதா வந்து அழைப்புகள் வராது. அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, எதுவா இருந்தாலும் மின்னஞ்சல்ல இது பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இத தூங்குற நான் தூங்குற நேரத்தையும், நான் உணவு எடுத்துக்கிற நேரத்தையும் இது பெருமையா நல்லாவே பாதிச்சது. இந்தது.
வராது! ஆ, ஆஹா, ஓஹோ. ஆ, நம்ம ஊருக்கு வந்து, அது வந்து இரவு நேரம், உணவு சாப்பிடுறது, தூங்குற நேரமா இருக்கும்.
ஆமா, அங்க வந்து, அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா? தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால 7:00 மணிக்குப் பிறகு தான் அவங்க எந்திரிப்பாங்க. அப்ப அந்த 7:00 மணிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 மணி நேரம் 10:00 மணிக்கு வேலை பாக்குறது அப்படிங்கிறது, அதுவும் பிரச்சனை இல்ல! ஆனா 10:00 மணிக்கு முடிச்சிட்டு எந்திருக்குறப்ப பாத்தா அது ஒரு உணவுக்கு சரியான நேரமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. இல்லையங்களா? 10:00 மணிக்கு உணவு சாப்பிடுறது அப்படிங்கிறது!
ஓ. அ, ஆ, அது ஆமா ஆமா. இயல்பாவே இந்த பா இந்த மாதிரி நம்ம வழக்கத்துக்கு மாறா இதை நம்மளுடைய இயற்கைக்கு மாறா, நம்ம வந்து வழக்கமான பாணிகளை மாத்துறபொழுது, உடல் உபாதைகள் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா?
ஆமா, சரியா சொன்னீங்க. நான் வந்து இந்த 1 மணியிலிருந்து 10 மணி முடியும் வரை முறையாவது ஒரு மாரி சரி செஞ்சுக்கிட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சமா சாப்பிடுவது. இல்ல ஒரு 8 மணிக்கு ஒரு சிறிய விடுப்பு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதங்கள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, என்னைய தூக்கி இந்த நைட் ஷிப்ட் இரவு நேரப் பணியில போட்டுட்டாங்க.
ம். ம். ம். ம். முழுமையா இரவுவேள போட்டாங்க. ஆ.
ஆமா, அது ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா, இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடியற்காலை 6 மணி முடியும் போகும்.
ஓ! ரொம்ப.
நான் அந்த மாரி வேலையே பாத்தது இல்ல என்னோட வாழ்க்கையில. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நான் கேக்குறேன். என்கூட இருக்கறவங்களா கொஞ்சம் சின்னப் பசங்களா இருக்காங்க. ஏன்னா நான் இந்த வேலைக்குப் போறப்ப எனக்கு ஒரு 28 வயது இருக்கும். அவங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வயது இருக்கும். அப்ப அவங்ககிட்ட நான் போய்க் கேக்குறேன். இதை எப்படி நான் எனது உடல்நிலையைச் சரி செய்துக்கிறது அப்படின்னு சொல்லிக் கேக்குறப்ப, எனது மேலாளரே வந்து அவர் ஒரு சில சஜ்ஜஷன்ஸ் எல்லாம் குடுத்தாரு. இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு என்னால அதை சரி செஞ்சுக்க முடிஞ்சது. இதுல.
சரி. ம், ம். அது சரி. அப்ப நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஒரு பெரிய போராட்டத்த சந்திச்சிட்டு இருந்திருக்கீங்க, இந்தப் புது வேலையில.
ஆமா, அந்த சவால்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, மாதாந்திர அறிக்கைகள் வந்து நான் குடுக்கணும், இந்த இதுல. இப்ப வந்து நான் ஆசிரியர் பணியில இருக்கப்ப, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 6 மாதத்திற்கு ஒரு முறை நான் எடுத்த பாடங்கள்ல என்ன மாதிரியான ஒரு சதவீதம், தேர்ச்சி சதவீதம் வந்திருக்கு, அந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணுவாங்க.
ஓ! அது செரி. ஆமா. அது வந்து, பொதுவா எல்லா கல்வி நிறுவனங்கள்லயும் பண்ணுவாங்க. ஒரு ஆசிரியரோட மதிப்பிடுறதுக்கு! அ.
ஆமா, அது அப்படித்தான் இருக்கும். ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இங்க எப்படின்னா, மாதம், மாதம் வந்து என்னுடைய அந்தப் பணி தேர்ச்சி இல்ல நான் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்தத் தரவு ஆடிட் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதைப் பற்றிய அறிக்கை வந்து, எனது மேலாளர்க்கும், அதற்கு மேல் இருக்க மேலாளர்க்கும் போகும். அதுக்கு வந்து அவங்க ஒரு சதவீதம் வச்சிருப்பாங்க. அதாவது கிரேடிங் ஸ்கேல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த மாரி, இப்ப நான் ஒரு 25 பேர் கூட வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 பேர்ல ஒருத்தர் வந்து அதுல 80 மதிப்பெண் எடுக்கிறாரு! மொத்தமா அவருடைய தரவுல அப்படிங்கிறப்ப, அவர் தான் முதல் நிலையில் இருப்பார். அப்ப நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 50,60 அந்த மாரி என்னுடைய மதிப்பெண் கீழ போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா, இது வந்து எனக்கு ஒரு ரெட்மார்க் அப்படிங்கிறதை குடுப்பாங்க, இந்த இதுல. இது வருடாந்திர உயர்வு சதவீதத்த வந்து பெரும்பாலும் பாதிச்சிருக்கு. அதனால எப்போதுமே, அதாவது வந்து இன்றைய ஒரு நாள் கொஞ்சம் வந்து நாம வந்து தளர்வா வேல பாத்துக்கலாம். நாளையிலிருந்து நாம கொஞ்சம் சரியா வேல பாத்துக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்தப் பன்னாட்டு நிறுவனத்துல கெடையாது. எப்பவுமே ஓடிக்கிட்டு, <chuckles> ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடுறப்ப <chuckles> நாம வந்து சரியாவும் ஓடணும். அதனால இது எனக்குக் கொஞ்சம் சவாலாகதான் இருந்தது ஆரம்பக்காலத்தில.
ஆமா, ஆமா. ம். ம். ம். ஓ. ஓஹோ. அடடா. ஆ <laughs> அது சரி. மிகப்பெரிய சவால சந்திச்சுருக்கீங்க. உங்க அனுபவத்திலருந்து நல்லாவே தெரியுது!
ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 1 1/2 கழித்து, ஒரு மாரி சரி, இந்த வாழ்க்கை முறை எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால
செரி, செரி. அதற்கு அடாப்ட் அதாவது அதனோட ஒத்துப்போயிட்டீங்க, இப்ப!
ஆமா, அப்படித்தான். அது அந்த மாரி கொஞ்சம் சவால்களாதான் இருந்தது, இந்த வழிமுறை.
ரொம்ப அருமையான விஷயம். நல்ல அதாவது ஒரு பணியில இருந்து குறிப்பா ஆசிரியர் பணியில இருந்து நீங்கப் போயி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்குலாம் சேவை செய்ய சேவை அளிக்கக்கூடிய ஒரு சேவைப் பிரிவுல சேர்ந்து, அ-அங்க சந்திச்ச சவால்கள்லாம் மிக அருமையா பட்டியலிட்டீங்க. மிகப் பெரிய அனுபவம் உங்கள்ட்ட இருக்கு. அ, ரொம்ப நல்லா உங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பகிர்தலுக்கு மிக்க நன்றி!
உங்களோட பேசியதுல, எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.